நிச்சயமா எனக்கு வந்து நா இல்ல நான் வ ந்து பெரும்பாலும் எல்லாரோடையும் பேசுறதுல்லாம் எனக்கு ரொம்ப புடிக்கும். அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொல்வாங்க இல்லைங்களா! எல்லாரோடயுமே சகஜமா இருக்கிறது அந்த மாதிரி தான் நான். ஆனாலுமே வந்து எனக்குள்ள இன்னொரு ஒரு ம மறுபக்கம் இருக்கின்ற மாதிரி அ பேசு வரைக்கு எல்லாமே ஓகே. அதுல வந்து நான் எல்லாரோடையும் சகஜமா இருக்கிறது எல்லாம். ஆனா எனக்கான ஒரு தனிப்பட்ட நேரத்துல நான் இருக்கும்பொழுது, பெரும்பாலும் நான் அதுல வந்து இன்னொர் மற்றவர்கள் வந்து தலையிடுவது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா, ம் <tsk> அ நம் ஏன்னா எனக்கு வந்து நா அப்பதான் வந்து எ நான் யோசிச்சு பாத்துக்குவேன். நான் எனக்கு பெரும்பாலும் நான் என்ன அதிகமா வந்து இந்த ந தன்னம்பிக்கை குடுத்துக்கிறது, என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கறது, இது எல்லாமே எனக்குத் தனிமையில தான் நடக்கும். அப்போ வந்து, மற்றவர்கள் உள்ள வரப்ப எனக்கும் அந்த மாரி நடந்துருக்கு. இப்ப நா சொன்னேல்லைங்களா! மாடியில தான் வந்து நான் பேசிட்ருப்பேன், தனிமையா இருப்பேன். ம். ஆ.
ம்ஹ்ம். ம்ஹம். ஆ. ம். ஆமாங்க. அப்ப யாராவது உங்க அம்மாவோ, இல்ல உங்களுக்கு பிடித்தமானவர்களோ, யாராவது வந்தாங்கன்னா, தொந்தரவா இருப்பீங்களா, இல்ல கோவமா பேசிடுவீங்களா? உங்களுடைய எண்ணம், இல்ல இல்ல உங்களுடைய செயல் எப்படி இருக்கும்?
அ. ம். அம், ஆரம்பத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்ச நேரம் அவுங்க கிட்ட பேசிட்டு, "இல்ல நீங்க போங்க நான் இருந்துட்டு வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச கொஞ்சமா அத அ ரொம்ப மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் பேசிற மாட்டேன். ஏன்னா என்னுடைய சுபாவமே வந்து, கொஞ்சம் பொறுமையா வந்து நான் சொல்வேன். அ இது வந்து இல்ல, "என எனக்குக் கொஞ்ச நேரம் தேவைப்படுது" அப்டின்னுட்டு, ஆரம்பத்துல அவங்களுக்கு அது புரியல. ஆனா அப்புறம் போக போக அவங்களுக்குமே அது பழகிடுச்சு. <tsk> அ இது கொஞ்சம் அப்புறம் எல்லாருமே வந்து அவுங்க அவுங்க ஒரு தனிமைய வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா <tsk> ஏன்னா நாங்க எல்லாருமே ஒண்ணா சாப்ட்டு எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம், எல்லாருமே வந்து மாடிக்கு வர ஆரம்பிச்
ம். சரிங்க. ம். <laughs> இல்ல நம்ம சொல்லுவோம் அம்மாகிட்ட, "நான் தனியா இருக்கிறேன்" அப்படின்னு, சொல்லுவோம். இல்ல நீங்க அம்மா வீட்டில இருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். அம்மா வீட்டில இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், இந்த மாரி, "தனிமை" அப்டின்ற மாரி. அந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லும்போது, அம்மாவோட ஆ எப்டி? அவுங்களுடைய எண்ணங்கள் எப்டி இருந்தது, என்னலாம் உங்ககிட்ட பேசினாங்?க அத பத்தி?
ம். ஆமாமா. அ அது எ அவுங்களுக்கு வந்து பெருசா பிரச்சனையா இல்ல. ஏன் அப்படின்னா நாங்க அதற்கு முன்னாடி வரைக்கு நாங்க ரொம்ப இதுவா தனே இருப்போம். இப்ப நான் வந்து ஒரு தனிமைக்கு ஒரு நேர எடுத்துக்குறேன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மொத்த நேரமும் நாங்க ரொம்ப குடும்பமா செலவிட்டுருப்போம். நாங்க ஒண்ணா சாப்பிடுறது <tsk> அந்த வந்து மாலையில இருந்து முழுக்கவே நாங்க ஒண்ணா தான் இருப்போம். அது உறங்குவதற்கு ஒரு ஒரு 1/2 மணி நேரம், 1 மண்நேரம் முன்னாடி தான் வந்து நான் என்னுடைய தனிமைய எடுத்துக்கிறதுனால, அது அவுங்களுக்கு பெரிய அளவுல பாதிக்கல. அவுங்களுடைய வேலைகள் அவுங்க பண்ணிக்கிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹ. ஓகே, ஆ. பரவால்ல. ஆ, ஆ. ஆ. ஆ தனிமைய ரொம்ப விரும்பல பொண்ணு. ஒரு நி சில நேரங்கள்ல மட்டும்தானே, இரவு நேரம், கொஞ்ச நேரம், அப்படி?
ம். பெரும்பாலும் நான் அலைபேசியும் எடுத்துக்க மாட்டேன்னால ம்.
இப்ப நீங்க சொல்லுங்க, நீண்ட காலமா, தனிமை நீங்க அப்டியே அனுபவிச்சிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி அனுபவிச்சதுல உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்கா? அ இல்ல தெளிவான மனநிலையா? இல்ல நீங்களே உங்கள மோட்டிவேட் பண்ணிப்பீங்கல்ல! என்னெல்லாம் விஷயங்கள்லாம் தனிமையில நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்க?
ம். ஆமாமா.